ம், ம், ம்.
இப்போ உள்ள யூத் அந்த மாறி இருக்காங்க, "எங்க தலைவர் சொல்றாரு, எங்க தலைவர் சொல்றாரு," அந்த மாறி தான் அவங்க வந்து மைண்ட்செட்டா இருக்கும் போது, அவங்க சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது சொல்லலாம். ஆனா அவங்க சொல்ல மாட்டறாங்க.
கரெக்ட். ரொம்பவே சரிதான். ஆமா. அப்ப வந்து, இப்ப நீங்க எவ்வளோ நகைச்சுவை படங்களோ, அதிரடி படங்களோ, இல்ல வந்து, ஆ, அ, இது காதல் படங்கள் சொன்னீங்க. இப்ப வந்து, இந்த மாரி வகைகள வந்து, எந்த ப படம், எந்த வகை நீங்க வந்து, விரும்பவே மாட்டீங்க. இல்ல நான் இந்த மாரி வகை நான் பாக்கவே மாட்டேன்னு ஏதாவது இருக்கா, உங்களுக்கு, திரைப்படத்துல?
ம். அதாவது புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில என்ன பண்றாங்க கதையவே மாத்துறாங்க அவங்க. <tsk> அதாவது நான் லவ் பண்றேன் இப்ப புதுசா ட்யூடுன்னு கூட ஏதோ படம் வந்திருக்கு போல. அந்த படத்தோட கதையே வந்து எனக்கு புடிக்கவே இல்ல. அவங்க வந்து அதாவது வெளிநாடுன்ற இல்ல அதாவது கல்ச்சரயே தாண்டி அவங்க வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்காங்க. நம்ம க நம்ம நாட்டோட கல்ச்சர் என்னன்றது அவங்களுக்கு தெரியணும். அது நம்ம ப படிக்கிறது. ஆமாங்க, ஆமா நம்ம நம்ம கலாச்சாரத்துல வந்து நம்ம கலாச்சாரம் வேற வெளிநாட்டு கலாச்சாரம் வேற. நம்ம அவங்ககிட்ட இருந்து படிப்பையோ அறிவையோ தான் நம்ம எடுத்துக்கணும். அத வுட்டுட்டு அவங்க கலாச்சாரத்த நம்ம பின்பற்றி அத வந்து நம்ம இது வந்து பெற்றோர்களையும் வுட்டுறாங்க அந்த கலாச்சாரத்த ஃபாலோ பண்ணிட்டு.
ம். <chuckles> ஆ. ஓ! சரி, ஆ, சரி. அப்டிங்களா, ஏன் என்ன எது எதனால உங்களுக்கு அது பிடிக்கலன்னு ஏதாவது இருக்கா? ஓ! இப்ப நீங்க சமீ சமீபத்துல பார்த்த படம் அது? டியூட்ங்குற படம். ஓ, அ. கண்டிப்பா. ரொம்பவே சரி. ஆமாமா, கண்டிப்பா. ஓ, இப்ப அந்த படம் வந்து அந்த மாரியான ஒரு விஷயத்தத்தா வந்து சொல்லிருக்கா?
பெற்றோர ம். ஆமா அதுல ஆமா கண்டிப்பா அந்த கதையே அம்சமே எனக்கு சுத்தமா புடிக்கல. அவங்க லவ் பண்றாங்களாம், அப்புறம் வேற யாருக்கும் விட்டுக்குடுத்துறாங்களாம், அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க, இது என்னன்னு புரியல, இது எந்த கலாச்சாரத்தைக் கொண்டு போதுன்னு எனக்கு புரியவே இல்ல.
ஓ! <chuckles> சரி நீங்க நீங்க என்ன என்ன மாரி விஷயத்த நீங்க எதிர்பார்த்தீங்க, இப்ப இந்த திரைப்படத்த பத்தி நீங்க சொன்னீங்க இந்த படம் நல்லா இல்லைன்னு, எந்த மாரி இருந்தா வந்து, அ உங்களுக்கு சரி, இல்ல நீங்க இந்த சமூகத்துக்கு, இந்த மாரி சில விஷயங்கள், இந்த மாரி திரைப்படங்கள் எடுத்தா நல்லா இருக்கும், நீங்க, உங்களோட கருத்து என்ன?